ஓஹோ! சரி சரிங்க. இந்
அது என்னமோ தெர்ல, சின்ன புள்ளைலருந்து அந்த க அந்த கசப்பு எனக்கு ரொம்ப புடிக்கும். வேப்பிலையோட கசப்பு.
அஹா, ரொம்ப நல்லதுங்க. அது எ நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அ வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, எல்லாத்துக்குமே அந்த கசப்பும், இனிப்பும் கலந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லீட்டு, 2த்தயும் சேத்து வெப்பாங்க, அந்த சாப்பாடு எலைல நாங்க பரிமாறிக்கறப்போ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த மொத ஒரு வாய் சாப்பிடும்போது வந்து, நமக்கு அந்த கசப்பு ரொம்ப அதிகமா இருக்க மாரி இருக்கும், அப்புறம் போக போக அது ஒரு பெரிய கசப்பாகவே தெரியாது, நானும் அப்படிதான் அந்த பாவக்காயெல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்டதே கெடையாது. எங்க அம்மா என்னா பண்ணுவாங்க, கொஞ்சம் சர்க்கரையோ, இல்ல வெல்லமோ ஏதாச்சும் ஒண்ணு கல ஆ.
சரிங்க. ஓ! வெல்லம் போடுவாங்க. வெல் வெல்லம், புளியெல்லாம் போட்டா, இன்னும் கொஞ்சம் வந்து கசப்பு தெரியாது அது.
ம். ஆமா. அது ஆரம்பத்தில அப்படி குடுத்தாங்க, அப்புறம் போக போக அந்த கசப்பே தெரியாம, இப்ப எனக்கு அந்த கசப்பே ரொம்ப புடிச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்களும் சொல்றது, என்னால அது அதோட ஒ ஒப்பீடு செஞ்சு பாத்து, என்னால புரிஞ்சுக்க முடியுது, ரொம்பவும் அருமையான ஒரு விஷயம் தான். ம்
இந்த விஷயத்த நீங்க செஞ்சு அதாவது எனக்கு நெறையா மாத்திரைலாம் எழுதி தந்தாங்க தெரியுமா? ஆனா நான் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே நான் எடுக்கல. அ ஆனா வந்து, இத வந்து நான் தொடர்ந்து 1 வருடம், ஒரு ஒரு ஒரு வருஷமா, அதுக்கு மேலயே ஆச்சு, 3 வருஷம் குடிச்சிட்டு இருக்குறேன்னு நெனைக்கிறேன் நான் அத. பாத்தா என்னுடைய, இப்ப சர்க்கரை நோய் அளவெல்லாம் கொஞ்சம், கரெக்ட்டா இருக்க தான் செய்யுது, எடைக்கு கொஞ்சம் அதிகமாகும். ம், அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வர டயாபெட்டிஸ், அப்படிம்பாங்க தெரியுமா? அதனால அதிகமாகும், ஆனா இப்போ உங்கள மாரி ஆளுங்ககிட்டலாம் பேசும்போது அது தானா போயிருது!
ஓஹோ, சரி சரிங்க! அஹ. ம். சரி சரி. ம். ஓஹோ! ஓ! ஆமா ஆமாங்க. ம்ஹ்ம். <laughs> ரொம்ப சந்தோஷங்க! அ. அது உண்மதான், ஏன்னா, நமக்கு எ எ அதாவது எப்படின்னா, இந்த எல்லாமே வந்து நம்ம இயற்கைலயே, நம்மகிட்டயே இருக்குங்க. நாம தான் வந்து அத பயன்படுத்திக்காம, அ அத நம்ம ஒழுங்கா அத செய்யாததுனால தான், இந்த மாதிரியான விஷயத்துக்காக நம்ம மருத்துவர்களிடம் போயி, மாத்திரை, மருந்து. அது எழுதிக் குடுக்கிறது, இது எல்லாத்தையும் சாப்பிடுற மாரி ஆயிருது!
<laughs> அ அத் ஆமாங் ஆமா.